பொதுவா பார்த்தோம் அப்டின்னா நம்மளுடைய இந்த தினசரி வாழ்க்கை ரொம்ப இயந்திரமயமாயிடுச்சு இல்லையா? நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், ஓடுறோம், வறோம், திரும்ப சாயந்திரம் வந்து அதே வேல ரூட்டின் வேலைகள் அப்டி பண்ணிட்ருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வந்து ரொம்ப பிரஷர் ஆயிடுறோம். அந்த டிப்ரஷன் அப்டின்ற அந்த மன அழுத்தம், மன உளைச்சல் எல்லா வகையான அந்த மன வியாதிகளும் வந்து வரதுக்கு நறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை அப்டி ஆயிறுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மன அழுத்தமா நீங்க வந்து உணர்ந்தீங்க அப்டின்னா எத ஃபர்ஸ்ட் முதல்ல செஞ்சு அதுல இருந்து வெளியே வரலாம் அப்டின்னு பண்ணுவீங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா, நெறைய நேரங்கள்ல வந்து அது ஏற்பட்டது உண்டு. அ இப்ப என்னுடைய அலுவலகத்துலயும் சரி, குடும்பத்தினர் கூடயும் சரி, அ நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து அது அதிகமா நம்ம பாதிக்கப்படுவோம். எப்டின்னு பாத்தீங்கன்னா, அ என்னுடைய வேலை நேரத்துல எனக்கு நெறைய மன அழுத்தம் வரும். ஆனா அத வந்து உடனடியா வெளிப்படுத்த முடியாது. அப்ப என்ன நானே வந்து அது பாதிச்சுக்கும். மனசளவுலயே வந்து அது ரொம்ப பாதிக்கும். அ அது எப்டின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து என்னுடைய வகுப்பு, நான் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கும் பொழுது, நான் வந்து கணிதம் எடுக்கும் பொழுது, எனக்கு வந்து நெறைய வகுப்புக்கள் வந்து தேவைப்படும். மாணவர்களுக்கும் எனக்கும் வந்து நெறைய நேரம் தேவைப்படும். அந்த நேரம் பாத்து எதாவது ஒரு விழா நடந்துட்டே இருக்கும் பள்ளிகள்ல. ஒரு விளையாட்டுத் துறையில இருந்தோ, இல்ல வேற எதாவது ஒரு விழாக்காக பசங்கள வந்து கரெக்டா அந்த பீரியட பாத்து கூப்டுருவாங்க. அப்ப வந்து நமக்கு அது இயல்பா நடக்கும் பொழுது எனக்கு அத பத்தி எதுவுமே தோணல. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆசிரியர்கள் வந்து அந்த முதல்வருக்கு ரொம்ப க்ளோஸ்ஸா இருப்பாங்க, நெருக்கமா இருப்பாங்க. அவங்களுடைய வகுப்புகளலாம் பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த மாணவர்களலாம் மறுபடியும் பள்ள வகுப்புக்கு போங்க, அந்த கிளாஸ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க, அந்த பத்தி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களலாம். அ இதப்பார்க்கும் பொழுது எனக்குள்ள வந்து ஒரு கேள்வி, இது என்ன வம்பா இருக்கு? அது வந்து ஒரு அறிவியல் பாடம்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு வெறும் 75 மதிப்பெண்கள் தான் அவங்க எழுத்துத் தேர்வு. பாக்கி 25 மதிப்பெண்கள் வந்து அவங்க செய்முறைத் தேர்வுல தானாவே வந்துரும். ஸோ, அந்த 75ல வெறும் 25 மார்க் அவங்க வாங்குனா கூட போதும். ஆனா அதுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குற இந்தக் முத இந்த நிர்வாகம் வந்து, கணக்குப் பாடம் அப்டிங்கிறது 100க்கு அவன் 35 மார்க் அவன எடுத்து வச்சு ஆகணும். அதுவும் அவன் புரிஞ்சா மட்டும்தான் அவனால வந்து அத எழுத முடியும். அத வந்து ஏன் முக்கியத்துவம் குடுக்க மாட்டேன்றாங்கன்னு நான் போன புதுசு, அதனால எனக்கு அது தெரியவே இல்ல. நான் கூட எதார்த்தமா தான் இது நடக்குது அப்டின்னு பாத்தா, அது வந்து ரொம்ப பர்ப்பஸாவே நடந்திருக்கு. இந்த பொண்ண வந்து இவ எப்டி சமாளிக்கிறான்னு பாக்கலாம்? அப்டிங்கிறதுக்காகவே வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். கண்டிப்பா. நிச்சயமா. ம்ஹ்ம். ம். ம்ஹ்ஹ்ம். அதாவது இந்த கணிதம்ன்றது வந்து அவங்க சொல்ற மாதிரி நம்மளா புடிச் ப ப புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்க கூட முடியாதுலையா? பு புரிஞ்சுக்கணும். அது கிளாஸ் எடுக்கும் போது கவனிச்சாதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எண் எப்டி வருது? அந்த பார்முலா எப்டி யூஸ் பண்ணனும்? அப்டின்ற மாரி விஷயங்கள்லாம் அந்த கிளாஸ் எடுத்தாதான் கத்துக்க முடியும். ஆனா கணக்கு பா ம்.
கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. அதே மாரி, மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா கணித வகுப்பா? அப்பா! நம்ம எஸ்கேப் ஆயிரலாம், அப்டிங்கிற ஒரு எண்ணம் தான் மேக்ஸிமம் அதிகபட்சம் அப்டித்தான் இருப்பாங்க. எல்லா வகுப்புகளுமே. அந்த கணித பாடம், அது புரிஞ்சுட்டாங்கன்னா அத விட்டுப்போக மாட்டாங்க. ஆனா புரியாத வரைக்குமே அத பாத்தாலே தெறிச்சு ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்ப வந்து எனக்கு ரொம்ப கோவமா வரும். ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானேன். ஏன் இப்டிப் பண்றாங்க? அப்டின்ட்டு. போய் கேக்குறதுக்கு ஒரு பக்கம் நம்ம ரொம்ப புதுசுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானே முடிவு பண்ணேன். இப்டி நமக்குள்ளேயே நம்ம மன அழுத்தத்துல இருக்கறத விட, நம்ம போய் இதுதான் பிராக்டிகல்னு நம்ம பேசிருவோம்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அதே மாதிரி பசங்கள வந்து கூப்டும்பொழுது, நான் வந்து இல்ல, அனுப்ப முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உடனே அது வந்து உடனே எங்களோட பள்ளி முதல்வர் காதுக்கு போயாச்சு. இந்த மாதிரி கணக்கு பீரியட்டு ஆனா மிஸ் வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய முதல்வர் வந்து என்ன கூப்டுறாங்க. அப்ப வந்து நான் சொல்லிட்டேன். மேம் இது வந்து 1 தடவ 2 தடவ இல்ல, இதோட ஒரு 10 தடவ நான் பாத்துட்டேன். அ இந்த மாதிரி விளையாட்டுப் பிரிவுல வந்து இந்த மாரி போட்டிகளலாம் நடத்துறாங்கன்னு சொல்லி மாணவர்கள வந்து கூப்டுறாங்க. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பாடப் பிரிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மாணவர்கள் வந்து வளாகத்துல இல்ல, அ பிளே கிரவுண்ட்ல கிடையாது, வகுப்புகளுக்கு சென்று அந்தந்தப் பாடங்கள படிச்சுட்டு மறுபடியும் வ விட்டறாங்க. ஆனா, கணித பாடம் இன்னும் சில பாடங்களலாம் வரும் போது மட்டும் அந்த மாணவர்கள் வந்து எப்பவுமே கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, 1 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குடுங்க. இல்ல அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த விளையாட்டு முக்கியம்னா, எந்தப் பாடத்த பத்தியும் யோசிக்காதீங்க, எல்லா நேரமும் அவங்க விளையாடட்டும். இல்ல பள்ளில அந்தப் பாடங்களுக்கும் முக்கியத்துவம் குடுக்குறதா இருந்தா, அப்ப கணித பாடத்துக்கும் எனக்கு முக்கியத்துவம் குடுங்க. ஏன்னா, மத்த பாடம் மாரி நான் மார்க் பண்ணிக் குடுத்துட்டு வீட்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. நான் வந்து அவங்க கூட எவ்வளவு நேரம் நான் வந்து செலவிட்ரேனோ, அந்த அளவுக்கு தான் நான் அவங்களுடைய மனதுல வந்து இந்த பாடத்த வந்து பதிய வைக்க முடியும்னு ரொம்ப தெளிவா நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் வந்து, முதல்வருக்கும் வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்னால தான் இந்தப் பிரச்சன வந்துச்சு. <chuckles> ஒரு அறிவியல் ஆசிரியர் வந்து முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழி. அவுங்க வந்து ஜாலியாஅவங்க முதல்வர் கூட கத பேசிட்டே உக்காந்துப்பாங்க, பசங்களலாம் கூப்டு அந்த அவங்க எங்களோட க பள்ளி முதல்வரோட அறைக்கு முன்னாடியே லைனா உக்கார வச்சு படிங்கடா அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வேல அங்க நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பசங்க இன்னும் வர்லையே வர்லையேன்னு சொல்லிட்டு வகுப்பறைகள்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் என்னுடைய அழுத்தத்த வந்து நான் தெளிவுபடுத்திட்டேன் அவங்க கிட்ட. தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் நான் வந்து அந்த சூழல்ல இருந்து வெளிவந்துட்டேன். ம்.
ஓ! <laughs> நிச்சயமா. நிச்சயமா. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம் நிச்சயமா. ம்ஹ்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். நிச்சயமா அதாவது, அதான் உங்களுக்கு ஒரு மன அ உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் எதனால வருது? அப்டின்னு நீங்க அத அந்த பைண்ட் அவுட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு தீர்வு எப்டி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா உட்கார்ந்து பேசுனா தீராத பிரச்சனைகளே இல்லல. எதுக்கு தேவையில்லாம மன அழுத்தத்த நம்ம மட்டும் எடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு முயற்சி.
கண்டிப்பா. கண் கண்டிப்பா. இதுல வந்து, நம்மளே சும்மாதான் இருப்போம். ஆனா நம்ம கூட இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து நம்மள உசுப்பேத்தி விடுறது. அ அந்த எங்க வகு இதுல வந்து ஒரு ஆங்கில ஆசிரியர்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப அ ரொம்ப நகைச்சுவையா இருக்கக்கூடிய ஒரு ஆள்தான். அவங்க வந்து மனசுல எந்த அளவுக்குமே ஸ்ட்ரெஸ்னு சொல்லக்கூடிய எந்த அழுத்தத்தையுமே அவங்க தனக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பிறருக்கு வந்து ரொம்ப எளிதா பரப்பி விட்ருவாங்க. அ. <laughs> ஆமா. ஆமாமா. இப்ப அவங்க வகுப்புல 10 மாணவர்கள் வந்து தே தேர்வுல தோல்வி அடஞ்சிருந்தா கூட அவங்க பெருசா அத கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதே நம்ம வகுப்புல எதாவது ஒருவர், இருவர் அந்த மாரி ஆயிருந்தா கூட வந்து, அ என்னப்பா மேக்ஸ்ல ஃபெயிலாமா? அங்க வந்து பிரின்சிபல் வந்து அப்டி சத்தம் போட்டுட்ருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க அப்டின்னு கேப்பாங்க. அ அப்டி இல்லன்னா, உன்னோட பீரியட்ல போய் பசங்கலாம் அங்க பாரு விளையான்டுட்ருக்காங்க, அதுவும் வெளையாட்டுல, அங்க பாரு அந்த கேஜி கிரவுண்ட்ல போய் உக்காந்துட்ருக்கானுங்க. சும்மாதான் உக்காந்ட்டுருக்கானுங்க. நீ போய் கூப்புடு, கிளாஸ் எடு. உனக்கு இன்னும் போர்ஷன்ஸ் முடியலல்ல, ஹ அப்டிலாம் சொல்லி நம்மள வந்து உசுப்பேத்திருவாங்க. அப்பதான் நமக்கு மண்ட சூடாகும்
<laughs> ஆமா. ம்ஹ்ம். ஓ! அ இந்த மேனிபுலேட் பண்றது அப்டின்றது நெறைய பேருக்கு வந்து கைவந்த கலை இல்லையா? ம்ஹ்ம். ஆஹ. ஓ! <laughs> அது. <laughs> ஆமா அதாவது, அதான். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல உங்களுக்கு அத பத்தின ஒரு நாலேட்ஜே இல்லாம தான் இருந்திருக்கும். நம்ம பீரியட் பீரியட்ல மட்டும் அவங்க போறாங்க, மத்த கிளாஸ்ல இருக்காங்க அப்டின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மா இந்த மாரி ஒரு ஆள் ஒரு அழுத்தத்த குடுக்கும் போதுதான் வந்து நமக்கு தெரியவே வருது. ஆஹா!
ஆமா ஆமா. தெரியல, எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு தெரியல. <laughs> ஆமா ஆமா. அத அவங்க சொல்லவும்தான் நமக்கு அது தெரிஞ்சது உண்மையாலுமே, நமக்கு அவங்க டென்ஷனே குடுத்தா கூட, நமக்கு சில நேரங்கள்ல நல்லதும் பண்ணிருக்காங்க. இந்த மாரி அறிவியல் வகுப்புலலாம் அந்தப் பசங்க வந்து கட் அடிக்கிறது கிடையாது. என்னுடைய வகுப்புல தான் இந்த மாரி நடக்குது. அதுக்கு வந்து சில ஆசிரியர்களும் உடந்தையா இருக்காங்க, பள்ளி முதல்வரும் உடந்தையா தான் இருக்காங்கங்கும்போது, அ அப்ப எப்டி இருக்கும் நம்ம மனநெலம பாருங்க. நமக்கு அகைன்ஸ்ட்டா எல்லாரும் வேலை செய்றாங்க. நம்ம வந்து அ அடுத்து யாரும் தேடல. அகைன்ஸ்ட்டா இருந்தா பரவாயில்ல. அது வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். அது வந்து நம்ம கடமதான்னு சொல்லிட்டு, நான் யாரு நமக்கு அகைன்ஸ்ட்டோ அவங்ககிட்டயே நான் நேரடியாவே அதப்பத்தி பேசிட்டேன். பேசும்பொழுது என்ன ஆகும்? எப்படியோ இவ கண்டுபிடிச்ட்டாளே! இனிமே நம்ம வந்து அப்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவுங்க மாறிக்கிட்டாங்க, வேற வழியே இல்ல. அடுத்தது இந்த நிர்வாகத்தினருடன் மீட்டிங்லாம் போடுவாங்க இல்லீங்களா? அப்பவும் நான் பேசிட்டேன், அதப்பத்தி வந்து நான் வந்து சொல்லிட்டேன். விளையாட்டு முக்கியம்தான், நான் இல்லன்லா சொல்லமாட்டேன். ஆனா இந்த மாதிரி பார்சியாலிட்டி வந்து இங்க நெறையா நடக்குதுங்க. அதனால, நானும் மாணவர்களும் த தனிப்பட்ட முறைல நாங்க ரொம்ப வந்து பாதிக்கப்படுறோம். அதே சமயத்துல நீங்க வந்து தேர்வுகள்ல தோல்வி அடையும் பொழுது, நீங்க எங்களதான கேள்வி கேக்குறீங்க? ஏன் வந்து மார்க் வரலன்னு கேக்குறீங்கள? நாங்கதான பதில் சொல்லி ஆகணும். அப்ப எங்களுக்கு வந்து, வகுப்புகள் எடுக்குறதுக்கு மாணவர்கள் வந்து எங்களோட வகுப்புல உட்காரணும். அப்டி இல்லனா, அவங்கள வெளிய கூப்டுவாங்க, இல்லனா நெறைய நேரத்துல எங்கள வந்து வேற எதாவது முக்கியமான அலுவலகத்துக்கெல்லாம் எங்கள அனுப்பி விட்ருவாங்க, ம் இ.எம்.ஐ.எஸ் ஆபிஸ் போயிட்டு வாங்க, சி.ஈ.ஓ ஆபிஸ் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, நம்மள வந்து அனுப்பிருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு வந்து வகுப்பு இருக்கு, இந்த வகுப்ப முடிச்சுட்டு வேணா நான் போறேன்னு. இல்லமா நீ போனாத்தாம்மா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்பாங்க. அதையும் நான் வந்து ஒரு நாள் சொல்லிட்டேன். அலுவலக வேலை செய்யறதுக்குன்னு ஆபிஸ்ல நெறையா ஸ்டாப்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க வந்து அ நமக்கு வந்து வகுப்பு நெறைய ஆசிரியர்கள் வந்து வகுப்ப கட் அடிச்சிட்டு எப்டி ஓ.பி அடிக்கலாம்னு சில பேர் சுத்திட்ருப்பாங்க. அது அவங்களுடைய பாடங்கள பொறுத்து. இப்ப அறிவியல், சமூக அறிவியல்னா ஒ ஒரு நாள் இருந்தா ஒரு பாடம் ஃபுல்லாவே நடத்தி முடிச்சிடலாம். கத மாரி சொல்லி முடிச்சுட்டு, மார்க் பண்ணி குடுத்துட்டு, வீட்ல 10 கேள்வி படிச்சிட்டு வா, எழுதிட்டு வான்னா வேல முடிஞ்சிச்சு. ஆனா என்னால அப்டி, நானே நெனச்சா கூட என்னால வந்து ஓ.பி அடிக்க முடியாது. <chuckles> நான் வந்து பசங்க கூட நான் வந்து என்னுடைய நேரத்த அவங்க கூட செலவிட செலவிடதான் அவங்க வந்து என்னுடைய பாடத்த வந்து உ கவனிச்சு கேப்பாங்க. ஸோ அந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப இருந்ததுங்க. ஆனா அதுலருந்து வெளிய வரணும்னா நான் வந்து அதப்பத்தி யாருடன் நமக்கு பிரச்சனயோ அது அவங்ககிட்ட நம்ம நேரடியா பேசும் பொழுது, அந்த அழுத்தத்துலருந்து நம்ம விடுபட்றலாம் அப்டின்னு சொல்லி, எனக்கு தெரிய வந்துர்ச்சு, உண்ம அதுதான்.
அ. ம்ஹ்ஹ்ம். <chuckles> ம்ஹ்ம். <laughs> ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். <laughs> ஆமா. ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ஹ்ம். நிச்சயமா ஆமா. நிச்சயமா. <laughs> நிச்சயமா. அஹ. ம்ஹ்ம். அருமையா சொன்னீங்க ஆமா. இப்போ அதுதான் அந்த நாரதர் கலகம் நன்மையில் முடியும்ன்ற மாதிரி. ஒரு ஆசிரியர் உங்கள மேனிபுலேட் பண்ணதுனால திரும்ப அத அத பத்தி நீங்க பெருசா கேர் பண்ணிக்காம, யார்கிட்ட போய் பேசுனா அந்த பிரச்சன சரியாகுமோ க சரியா அவங்கள்ட்ட பேசிருக்கீங்க. இது அலுவலகத்துல ஒரு மாரின்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம வீடுகள்ல எதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி நேரடியா வந்து நெறைய விஷயங்கள் பேச முடியாம இருக்கும். அ அவங்க வருத்தப்பட்டுருவாங்களோ, இல்ல இதனால வந்து மனக்கசப்பு ஏற்பட்ருமோ, ஏன்னா பள்ளிகள்னா இன்னைக்கு இந்த பள்ளினா வேற பள்ளியில நம்ம போய் வேல செய்ய போறோம். அதனால என்னன்ற மாரி போயிரும். ஆனா குடும்பங்கள்ல நம்ம வீடுகளுக்குள்ள உறவினர்கள்குள்ள அப்டி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாரி நேரங்கள்ல நீங்க எத எந்த மாரியான ஒரு முயற்சி எடுப்பீங்க? அதுல இந்து வெளிய வர்றதுக்கு? அப்பயும் டேரக்டா நீங்க பேசிறீங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா. ம்ஹ்ம் நெறைய இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது நம்மள விட, நம்மள விட சிறிய பிள்ளைங்க அப்டின்னா நம்ம வந்து பொறுமையா சொல்லுவோம். நமக்கு ரொம்ப கோவம் வரும். கோவம் வந்தா கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 நிமிஷம் அப்டியே அமைதியா என்னோட மூச்ச வந்து நல்லா இழுத்து விடுவேன். நல்லா ஒரு பெருமூச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் பெருமூச்சுன்னு தான் சொல்லி பழகி இருக்கோம். ஆனா வந்து இந்த தியான வகுப்புகள்லலாம் பார்த்தீங்கன்னாதான் தெரியுது, அந்த மூச்சு பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நம்ம மனம் வந்து ரொம்ப சாந்த நிலைக்கு போகுமாமா. அததான் வந்து நம்ம பெரியவங்க வந்து ஒரு பெருமூச்சு இழுத்து விடேன்! சரியா போயிரும் அப்டிம்பாங்க. அந்த மாதிரிதான். எதாவது ரொம்ப கோவம் வருதுன்னா மொதல் செய்ற வேல அந்த பெருமூச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி ஒரு 2 நிமிஷம் மேல போய் கீழ வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த கோவத்துல பாதி தணிஞ்சிரும். நம்மள விட சிறியவங்களா இருக்கும் பொழுது அத வந்து நான் பொறுமையா அடிக்கறதுக்கு கைய ஓங்குனா கூட, மறுபடியும் பக்கத்துல கூப்டுட்டு, இது இப்டி இல்லப்பா, இது இப்டித்தான், நான் இவ்வளோ தெளிவா சொல்றேன், இதுக்கு மேல உன் விருப்பம் அப்டின்னு சொல்லி சொல்லிருவேன். அதே நம்மள விட பெரியவங்க நம்மள வந்து எதாவது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு அதிகபட்ச கோவம் வந்தா நான் எதாவது உடனடியா போய் சாப்புடுறதுக்கு எதாவது இருக்கான்னு பார்ப்பேன். இங்க இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து வாயில போட்ருவேன். ஏன்னா, அப்ப வந்து நம்ம கோவம் வந்து அப்டியே கொஞ்சம் கொறையுது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது வந்து வொர்க் அவுட் ஆகுது. <laughs> ஆ.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஆமா. அ. நிச்சயமா. ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். <chuckles> <laughs> ம்ஹ்ம். அஹஹ அருமை அருமை. அதாவது இந்த மூச்சுப்பயிற்சி அப்டின்ற ஒரு விஷயம் வந்து, நம்ம உடல் நலத்தையும் நல்லபடி நல்லபடியா பாதுகாக்குது, அதே போல மன ந நலத்தையும் வந்து பாதுகாக்குதுன்னு தான் சொல்லணும். ஏனா அந்த எல்லா விதமான டென்ஷன்கள்லேருந்தும் ஒரு ஒரு ரிலீப் கெடைக்குது அப்டின்னா, இந்த மூச்சுப்பயிற்சி செய்யும் போது வந்து அது ம நீங்க சொன்ன மாரி 50% உடனடியா நமக்கு அந்த தீர்வுன்றது கண்கூடாவே தெரியும். அத <chuckles>
கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா, இப்ப வந்து புதுசா நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். எப்டின்னா இப்ப நம்ம கணவர் இருக்காருன்னா எனக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் கண்டிப்பா இருக்கும், எல்லாமே ஒத்துப்போகாது. அ முதல்லலாம் அந்த கருத்து வேறுபாடுகள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அவரும் அமைதியா போயிருவாரு, நாங்க சண்டையே போட்டுக்கமாட்டோம். அவரும் அமைதியா இருப்பாரு, நானும் அமைதியா இருப்பேன். ஆனா அந்த அமைதி வந்து ஒரு 2 நாட்களுக்கு வந்து நீட்டிக்கும். ஆனா மனசுக்குள்ள வந்து எனக்கு அவ்ளோ ஒரு அவரு அமைதியா தான் இருப்பாரு, அவரு அதப்பத்தி யோசிக்க மாட்டாரு. ஆமா மனசுக்குள்ள, வந்து ஒரு பெரிய புயலே அடிச்சிட்ருக்கும். ஆனா, அந்த 2 நாள் மனசு வந்து ரொம்ப கனமா இருக்கும். அப்பறம் மறுபடியும் 3ஆவது நாள் வந்து நம்ம இயல்பா வந்து பேசிக்குவோம். இது வந்து ரொம்ப நாளா தொடர்ந்தது. அப்பறம் ஒரு கட்டத்துல வந்து, நான் இப்ப எப்படி மாறிட்டேன்னா, சொல்லிட்டேன் அவர்ட நாங்க அந்த கருத்து வேறுபாடுகள் பகிர்ந்துக்கும் பொழுதே நான் சொல்லிருவேன். இப்ப என்ன பண்ணுவோம்னா, அடுத்த நீங்களும் அமைதியா இருப்பீங்க, நானும் அமைதியா இருப்பேன், பேசிக்கமாட்டோம். ஆனா 2 நாள் கழிச்சு கண்டிப்பா என்னால பேசாம இருக்க முடியாது, நான் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட பேசிதான் ஆகணும். ஆனா இந்த 2 நாள் மன அழுத்தத்துல நான் ஏன் சுத்துவானே? அதனால, இப்ப நம்ம பேசிட்டோம், நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து ஒத்துப்போகல, இனிமே நம்ம இதப்பத்தி பேச வேணாம், சரிங்களா? அப்டின்ட்டு அடுத்த செகண்டே அடுத்த நிமிடமே வந்து நான் மறுபடியும் நடைமுறை வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேங்க. அது வந்து ஏன்னா நான் அந்த அந்த 2 நாள் மன போராட்டத்த வந்து நெறையா நாள் வந்து நானும் பாத்துட்டேன். அந்த 2 நாள் பயங்கர பூகம்பமா இருக்கும் உள்ளுக்குள்ளார. கோவமா வரும் எல்லாம் நடக்கும். ஆனா அந்த 2 நாள் கழிஞ்சு 3ஆவது நாள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு போயிருவோம். <laughs>
நிச்சயமா ஆமா. ஆமா. ம்ஹ்ம். <chuckles> அத புயல், ஹ புயல் கரைய கடக்குறதுக்கு பார்த்துக்கிட்ருக்கோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். <chuckles> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆஹ. நிச்சயமா. அதான், அதாவது என்ன ஆ இந்த உலகத்துல யாருமே நமக்காக இல்ல, இந்த உலகமே நமக்கு எதிராவே இருக்கு, அப்டின்னு யாராவது நார்மலா நம்மள்ட்ட வந்து பேசுறது கூட அவங்க வந்து நமக்கு அகைன்ஸ்டா பேசுற மாரி இருக்கும். அதாவது இந்த மனதுக்கு நெருக்கமானவர்கிட்ட ஒரு சண்ட வரும்போது, அந்த மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயத்துக்கு. நைட்டு தூங்க முடியாது, சாப்ட முடியாது. அது அ நீங்க சொன்ன மாரி அவ்வளோ பெரிய ஒரு சுனாமி வந்து நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். என்னென்னமோ தோணும். பேசாம இங்கிருந்து போய்ர்லாம், இதுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்ம பேசவேணாம். அப்டின்னுலாம் தோணும். நெறைய விஷயங்கள் தோணும் இல்லையா?
<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா ஆமா. <laughs> <laughs> அ. <laughs> ஆமா ஒரு ஒரு பிராக்‌ஷன் ஆப் செகண்ட்ல நம்ம மனசு எல்லாம் அந்த வாழ்க்கையோட எல்லை வரைக்கும் போயிட்டு வந்துரும். ஆனா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் தான் இவ்ளோ கஷ்டப்படறேன், நீங்க ஜாலியா இருக்கீங்க. அதனால இனிமே நானும் அந்த மாரி கஷ்டப்பட போறதில்ல. நம்ம பேசுனோம், எப்டி 2 நாள் பேசாம என்னால இருக்க முடியாது, நாள் 3ஆவது நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு, அதுக்கு ஏன் நம்ம 3ஆவது நிமிஷமே ஒண்ணு சேர்ந்துக்கலாமே? எதுக்கு அந்த மன அழுத்தத்துல வந்து கஷ்டப்படணும். அப்டின்னு சொல்லி இப்ப என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப மாறிடுச்சு. அந்த பக்குவம் அப்டிங்கறது, நமக்கு வர, வர, வர அந்த மன அழுத்தத்துலருந்து நம்ம வந்து எளிதா விடுபட்றலாம். இதுதான் வந்து நெஜம், அந்த பக்குவம் வேணும் நம்மளுக்கு. <laughs>
<laughs> ஆஹ. நிஜமா. ம்ஹ்ம். நிச்சயமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சயமா. ரொம்ப அழகா சொன்னீங்க. மா ஒரு மன அழுத்தம் எந்தெந்த விஷயங்களால ஏற்படுது? அத எப் எப்டி எப்டி சரி ப பண்ணலாம்? ஏன்னா இந்த அலுவலகம்னு ப பொறுத்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த எடத்துல நம்ம பேசி தான் தீர்க்க முடியும். என்ன பிரச்சனையோ அதுக்கான ஒரு தீர்வு கெடச்சாதான், அந்த மன அழுத்தத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். ஆனா குடும்பங்கள்ல நம்ம உறவுகளுக்குள்ள அந்த மாரி கெடையாது. ஓகே பேசிக்கலாம், அப்டின்ற மாரி ஏன்னா அவங்க எப்பவுமே நம்ம கூட இருக்க போறவங்க. அலுவலகம் அப்டின்றது நம்ம எப்ப வேணாலும் மாத்திட்டு போய்ரலாம், ஒருவேள இங்க செட் ஆகல அப்டின்னா, வேற கம்பெனி "இந்த மடம் இல்லனா சந்த மடம் அப்டின்ற மாதிரி."
கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா.
ரொம்ப அழகா நீங்க எப்டி அத ம எடுத்துட்டு போவீங்க? அந்த மன அழுத்தத்த குறைக்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? அப்டின்னு ரொம்ப அழகா என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
உங்களுடன் பேசியதில் எனக்கும் மகிழ்ச்சிங்க. நன்றி!